இப்பலாம் பார்த்தீங்கனா, நம்ம நெறைய மெசேஜஸ் வந்து அ நெறைய விஷயங்கள வந்து மெசேஜஸ் மூல்யமா தான் நம்ம வந்து பரி பரிமாறிக்கிறோம். எந்த ஒரு அவசர விஷயமா இருந்தாலும், குடும்ப விஷயமா இருந்தாலும். அ அந்த மாரி பார்க்கும்போது நீங்க வந்து எதாவது மெசேஜ் வந்த ஒடனே அதுக்கு உடனே நீங்க பதில் அளிப்பீங்களா? 'இல்ல இருக்கட்டும் இத அப்புறம் பாத்துக்கலாம்.' அப்டின்ற மாதிரி விட்டுடுவீங்களா?
ம். அ கண்டிப்பா அது வந்து 2 விதமா நான் பிரிக்கணும். என்னா இப்ப தனிப்பட்ட முறைல இப்ப குடும்பத்துல இருந்து எதாவது மெசேஜ் வரும். இப்பலாம் வேற இந்த குழுக்கள் நம்ம வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்போம். அப்ப அதுல வந்து மெசேஜ் வர்றதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். அப் ஆரம்பத்துல என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு நம்ம பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லிருப்போம், ஒரு சிலருக்கு நம்ம அந்த மெசேஜ பாக்காம விட்ருப்போம். அப்ப அவங்களுக்கு அது ஒரு வருத்தமாயிடும்.
ம்ஹ்ம். ஓ! ம் ம். ஆஹ. கண்டிப்பாங்க.
அதனால இப்ப வந்து இந்த காலை உணவுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதுக்குன்னே உண்மையாவே நான் ஒதுக்கி இருக்கேன். <laughs> குழு அதுவும் குடும்ப குழு வந்து பார்ப்பேன். சிலர் வந்து அதுல போடாம, அவங்க பையனுக்கோ மகளுக்கோ பிறந்தநாள்னு ஸ்டேட்டஸ்ல போட்ருப்பாங்க. அது பார்த்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன். அது இன்னிக்கு காலைல கூட நடந்தது. ஏன்னா நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு பண்ணல அப்டின்னா, அவங்களுக்கு அது ரொம்ப வருத்தத்த ஏற்படுத்திரும். குடும்பத்துல அந்த மாதிரி மனக்கசப்பு வரக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் அத மட்டும் கவனமா இப்ப தொடர்ந்து செய்றேன். முன்னல்லாம் அது நான் செய்யவே மாட்டேன்.
<laughs> ம். ம். ஓ. ம். ம். ம். ஓஹோ! இப்ப இதுக்குன்னே தனியா நீங்க நேரமும் ஒதுக்கிருக்கீங்களா? மெசேஜ் பண்ணனும்ன்றதுக்காகவே. ம்.
ஆமா, காலை என்னோட காலை உணவுக்கு அப்புறம் தான் நான் வந்து அ ஃபோனே எடுத்து பார்ப்பேன். என்னா காலைல நம்ப குழந்தைய வந்து பள்ளிக்கு அனுப்பணும், அலுவலகத்துக்கு கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கடகடன்னு பேக் பண்ணனும் இல்லிங்களா? அப்போ அதுக்கப்பறம் இல்ல அதுக்கு நடுலயே நான் சாப்ட்டாலும், சாப்ட்டதுக்கப்றமா ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, எடுத்து என்னோட தொலைப்பேசில பார்ப்பேன். அ ஏதாவது செய்தி குறுஞ்செய்திகள் வந்திருக்கா? அப்டி இல்லன்னா யாராவது ஸ்டேட்டஸ் பிறந்த நாளுக்காக போட்ருக்காங்களான்னு. அது 2 இருந்தா மட்டும் நான் எடுத்து அவங்களுக்கு பதில் அனுப்ச்சிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு அடுத்ததா அடுத்த வேலையே பார்ப்பேன்.
ஓ! கண்டிப்பாங்க. ம். ம். ஓ! சூப்பர்ங்க. இப்ப நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்குப்பா, என்னால டைப் பண்ண முடியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நெறைய வருது எனக்கு, நான் 1 டைப் பண்றேன் அது 1 வருது. நான் தூங்கிட்டியான்னு கேட்டா அது தொங்கிட்டியான்னு போகுது. அதனால அ நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிருவேன் எனக்கு அதுதான் பெஸ்ட்டு அப்டின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. உ நீங்க இத எப்டி பாக்கிறீங்க?
<laughs> <laughs> இல்லை. எனக்கெல்லாம் அது எப்படி இது இதுக்கு டைப் பண்ண கூட நேரம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானே வந்து டைப் பண்ணி அனுப்புவேன். ஆனா என்னோட தோழிகள் குழு 1 இருக்கு. நாங்க நெருங்கிய தோழிகள். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு அந்த உங்க வாய்ஸ் கேட்டா தான். அந்த மாடுலேஷன்லாம் எனக்கு வந்து கேட்கணும். அதனால நீ என்னனாலும் உன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன்னு" வாங்க. அதில ஒரு சின்ன சண்டை வரும். அப்ப அதுக்கும் ஏதாவது 2 பேரும் மாத்தி மாத்தி எனக்கு அனுப்புவாங்க. <laughs> நமக்கு வந்து வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் அத கேட்கவும் சங்கடமா இருக்கும். ஆனாலும் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. "இல்லை, நீ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பணும்."அப்படின்னு அடம் புடிப்பாங்க. அது வேற வழி இல்லைனால நான் அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்காக உடனே போய் ஒரு ஹெட்ஃபோன் எடுத்தேன்னா, என் மகளுக்கே புரிஞ்சிரும். "அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரிஃபரன்ஸ் வந்துருச்சு. சில நேரங்கள்ல நம்ம அதுவும் செய்ய வேண்டியதா இருக்கும்.
<laughs> ம். ஓ! ஓ! ம்ஹ்ம். அ. ஓஹோ! ம். ஆ. கண்டிப்பா. ம். ம், ம். ம். <laughs> ம். கண்டிப்பாங்க. ம். இப்போ இந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பேர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப ஃபார்வர்ட் மெசேஜஸ் நெறைய இருக்கும். என்னா குடுத்துருக்காங்களோ இப்ப ஒரு வாழ்த்து செய்தியாவே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சுங்க எங்க ஆசிரியர் ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பாத. உனக்கு மனசார என்னை வாழ்த்தணும்னு தோணுச்சுனா உன்னுடைய வார்த்தைகள், அது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி. நீயாவே ஒரு சென்டென்ஸஸை ஃப்ரேம் பண்ணி எனக்கு அனுப்பு. ஆனா ஃபார்வர்ட் மெசேஜ மட்டும் தயவுசெஞ்சு பண்ணி, நீ உன்னோட நாலெட்ஜ்ஜை நீயே கம்மி பண்ணிக்காதன்ற மாரிலாம் சொல்லி, நான் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இப்ப நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஃபார்வர்ட் மெசேஜஸ் அதிகமா குடுப்பீங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து, ஒரு பண்டிகையா இருக்கட்டும். இப்போ பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு நெறைய ஸ்கிரீன்ஸ்லாம் அதிலேயே வரும். நெறைய ஃபோட்டோஸ்லாம் நெறைய வரும் அதிலேயே. வாழ்த்து செய்தி நெறைய வரும். அதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி, நம்ம அப்படியே அனுப்புவோம். அந்தமாரி பண்ணுவீங்களா? இல்லை, மெனக்கெட்டு இதுக்குனே உட்காந்து, சில வார்த்தைலாம் தேடி கண்டுபுடிச்சு, அது அத கவிதை நடையோடு, இல்லைனா ஒரு நார்மலான ஒரு மெசேஜ் அந்த மாரி நீங்க அனுப்ப ட்ரை பண்ணுவீங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ நீங்க வந்து ஒரு சரியான நபர் கிட்ட சரியான கேள்விய சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேட்ருக்கீங்க. ஏன்னா நான் அவ்வளவா இணையத்த பயன்படுத்த மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி வர்ற பார்வேர்ட்ஸ்ஸும் பிடிக்காது. அதுல ஏதோ ஒரு நமக்கு, ஒரு இணைக்கிற ஒரு பெர்சனல் கனெக்ட்டே இல்லைன்னு நான் நெனப்பேன். அதனால, ஆரம்பத்துலருந்தே, இன்னிக்கு வரைக்கும் என்னோட பழக்கமே நானா வந்து, அ செய்திகள வந்து டைப் பண்ணிதான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். அது பிறந்தநாளா இருந்தாலும் சரி, பண்டிகை நாளா இருந்தாலும், வெறும் ஒரு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாலும், அது நான் டைப் பண்ணதா இருக்கணும்ன்றதுதான் என்னோட கருத்து. அது நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அ ஏன்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் நேரம் எடுத்து, நமக்கு இருக்கு அப்டின்னா, இப்போ ஒரு வுமன்ஸ் டேக்கோ இல்ல ஒரு நெருங்கிய தோழியோட பிறந்தநாளுக்கோ, அ அந்த மாரிலாம் அவுங்களுக்கான அவுங்க ரசனைய வச்சு நான் வந்து டைப் பண்ணி அனுப்புவேன். அப்ப அவுங்களுக்கு ரொம்ப அது நெருக்கமா இருக்கும். சிலருக்கு இப்போ சமீபத்துல கூட என்னோட அண்ணனுக்கு வந்து ஒரு அ 40வது பிறந்தநாள் வந்தது. அப்ப அவருக்கு வந்து இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள், நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருந்திருக்கீங்க, இல்ல என்னோட ஒரு நல்ல அண்ணாவா இருந்திருக்கீங்க, அந்த மாரி போட்டவோனே, அவுங்களுக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும். ஆ அந்தமா ஆமா, அந்த மாரி கொஞ்சம் மெனக்கெடல் செய்வேன் அ நேரத்த பொறுத்து. இப்ப நேரமின்மை இல்லைன்னா, கண்டிப்பா வந்து, ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் போட்டு அதுக்கப்றம் அவுங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நெருங்கிய உறவினரா இருந்தா தொலைபேசியில கூப்ட்டு வாழ்த்து சொல்லத்தான் போறோம். ஆனாலும் இந்த மெசேஜ் வந்து நானா போடறதா தான் இருக்கணும் அப்டின்னு நான் நெனப்பேன்.
<laughs> ம். ம். ம் ம். கண்டிப்பா, ம். சூப்பர்‌ங்க. ம். சூப்பருங்க, ம். ஓ! ம். ம். <laughs> ம். ம், கண்டிப்பா. ம். ம். சூப்பர்‌ங்க. ம், இப்போ எப்புடிங்க மெசேஜ் வந்த ஒடனே பதில் சொல்லிடுவீங்களா? இல்ல வெயிட் பண்ணுவீங்களா?
இல்ல, அது வந்து வேலைன்னா அ மின்ன வந்து முழுநேர வேலை செஞ்சிருக்கும்போது எப்டின்னா! அ வேலை நேரம் கழித் அ கழிச்சு என்னா நான்தான் வந்து 1 குழுவ வந்து நடத்தணும் அப்டிங்கும்போது, அப்போ சில காரணங்களால வேலை நேரம் கழிச்சும் எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அத நான் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா என்னோட ஆக்க்ஷன் அதுல ஒண்ணும் இருக்காது. ஆனா நம்ம அத பாக்கணும் அப்டின்னு இருக்கும். சில நேரங்கள்ல அது நம்ம வந்து, திருப்பி அவுங்களுக்கு பதில் அளிக்க வேண்டியதா ஏன்னா விடுப்பு கேப்பாங்க, பெர்மிஷன் கேட்பாங்க, அப்பல்லாம் வந்து நம்ப பதில் அளிக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் ஒடனே நான் வந்து பாத்து இது பண்ணிடுவேன். அந்த வேலை விட்டதுக்கப்புறம் வந்து, எனக்கு அதுனால மெசேஜ் பாக்குற பழக்கமே ரொம்ப வருஷம் இல்லாம இருந்தது. அப்பதான் நான் சொன்ன மாரி இந்த பிறந்தநாளுக்கோ, திருமண நாள் வாழ்த்து சொல்றது, அந்த விஷயங்களையே நான் விட்டுட்டேன். "ஏன்னா நமக்கு இப்ப நம்ப வேலையில இல்லையே," அப்டின்னு அந்த போன தேடுறதே கிடையாதுன்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் சரி நம்ப வந்து, பகுதிநேர வேலை செஞ்சாலும் வீட்ல மத்தவங்களோட தொடர்புல இருக்கணும். அ எல்லாருக்கும் வந்து பதில் அளிக்கணும்னு சொல்லி இந்த பழக்கத்த இப்ப ஏற்படுத்திருக்கேன்.
ஓஹோ! ம் ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ஓ! ம். ஆஹம். ம். இப்ப யாராவது அந்த மாரி நீங்க ஒடனே பதில் அளிக்காம இருக்கறதுக்கு கோச்சுகிட்டாங்களா? "ஏன் மா நானு, காலையிலேயே உனக்கு மெசேஜ் அனுப்புனேன் இப்பதான் உனக்கு நேரம் கெடச்சதாமா? எனக்கு மெசேஜ் பண்றதுக்கு, ரிப்ளை பண்றதுக்கு?" அந்த மாரி யாராவது உங்ககிட்ட கோச்சுகிட்டாங்களா?
எல்லாருமே. ஆரம்பத்துலருந்தே, எனக்கு என்னோட தோழிகள் ரொம்ப கோச்சுக்குவாங்க. அ ஏன்னா ஏதாவது அவுங்களுக்குள்ள வந்து, ஒரு சில நேரம் ஏதாவது திட்டமிடல்லாம் இருக்கும். நம்ப வெளிய போறது. சில நேரம் படங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம் பிள்ளைகள அனுப்ச்சுட்டு காலைல போயிடுவோம். அப்றம் மத்தியானம் வர்றதுக்குள்ள, வெளிய லஞ்ச்சலாம் சாப்ட்டுட்டு அவுங்களுக்கு அப்டியே கூப்டுற நேரத்துக்கு 3 பேரும் நல்லவங்களா போயி பள்ளி வாசல்ல நின்றுவோம். யாரும் சொல்லவும் மாட்டோம். அந்த மாரி சில திட்டமிடல்லாம் பண்ணுவோம். அப்ப நான் மட்டும் அத கவனிக்க மாட்டேன். இவுங்க எல்லாம் பேசிட்டுருப்பாங்க அத சொல்லிட்டுருப்பாங்க எப்படினாலும் அவ கவனிக்க மாட்டான்னு என்ன கடைசியா தொலைபேசிலேயே க காலே பண்ணிடுவாங்க. "நீ பாக்க மாட்டன்னு தெரிஞ்சுதான் நாங்க கால் பண்ணோம்" அப்டின்னு. அந்த மாரிலாம் நெறைய வாட்டி நடக்கும். இப்போ ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு, அவுங்களுக்கே தெரியும். அ "இந்த நேரத்துல வேணா பாக்க வாய்ப்பு இருக்கு, எல்லா நேரமும் எதிர்பார்க்கக் கூடாது." அப்டிங்கிற மாரி ஒரு புரிதல் அ எல்லாருக்கும் வந்துருச்சு.
ஒ! கண்டிப்பாங்க. ம். <laughs> ம். கண்டிப்பாங்க. இப்போ அம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனைங்க ஒரு எதிர்பாரா ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நெறைய பேர் பாத்தீங்கன்னா, ம் அந்த பிரச்சனையை வந்து மெசேஜில கன்வே பண்ணுறதுக்கு பதிலா, கால் பண்ணியே பேசிருவாங்க. ஆனா அவங்க மெசேஜ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, இவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் பண்ணி, அதை புரிய வைக்கிறதுக்கான அ, டைம் வந்து ரொம்ப எடுத்துக்குன்றதுக்காகவே கால் பண்ணி "ச்ச போ இவ என்னயா மெசேஜ் பண்ணிக்கிட்டு, கால் பண்ணியே பேசிட்டு போலாம் போ" அப்படின்ட்டு டக்குனு ஒரு கால் எடுத்து பேசிருவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து வரவேற்கத்தக்குதுங்களா? "இல்லை கால் பேசினாலும் அவங்களாம் புரியாது தான். மெசேஜே தட்டிவிட்டு போலாம்" அப்படின்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
<laughs> அதான் ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம், கண்டிப்பா நானுமே வந்து உடனே கால் பண்ணிடுவேன். ஏன்னா, ஏதோ ஒரு ஏற்கனவே அவங்களுக்கும், நமக்கும் ஒரு புரிதல் இல்லாம போயிட்டிருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது மெசேஜ்ல வந்து நம்ம உணர்வுகள் சரியா போய் சேராது. சில நேரம் வந்து தொலைபேசில பேசுறது கூட உணர்வுகள் சரியா போகாது. ஏன்னா நம்ம குரலே வந்து ஒரு ஓங்கி பேசுகிற குரலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தன்மையா தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, "என்ன ரொம்ப நம்ம ஏற்கனவே கோவமா இருக்கோம். இவ வேற இப்படி பேசுறாளேன்னு". அத நேரில இருந்தா கூட நம்ம உடல் மொழியால புரிய வச்சிடலாம். அப்போ, அதுவே பிரச்சனைங்கும்போது மெசேஜ் வந்து கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். அது எனக்கு என்னன்னா, ரொம்ப வருஷங்களா அந்த ஒரு ஒரு கமாண்டிங் தோணில தான் நான் மெசேஜ்களை அனுப்புவேன். அது ஏன்னா வேலைக்கு அப்படியே பேசி, பேசி, "டூ திஸ்" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது மத்தவங்களுக்கு கொஞ்சம் எடுத்தோனே கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்தலாம். நம்ம வீட்லலாம் இந்த மாரி "என்ன இவ என்ன அதிகாரம் செஞ்சுட்ருக்கான்ற மாரி?" அதனால, நான் வந்து எப்பவுமே, ஏதோ ஒரு புரிதல் இல்லை அப்படின்னாலே, உடனே தொலைபேசி எடுத்து அவங்க கிட்ட பேசணும்னு தான் நெனப்பேன். ஆனா சிலர் வந்து நம்ம, சும்மா ஒரு விஷயங்களை அனுப்பிச்சுட்டுருப்பாங்க. அது நமக்கு கவனமே அது "எதுக்கு நம்ம குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம ஒரு பதில் அனுப்ச்சா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க.
ம். கண்டிப்பா. ம். ஆமா. <laughs> ம். <laughs> <laughs> புரியலாம். ம். ஓ! ம். ஓஹோ! ம். ம். ம். கண்டிப்பாங்க. <inhales>
அ இப்ப காலை வணக்கம் தினந்தோறும் ஒருத் ஒரு சிலர் அனுப்புவாங்க. அவங்களோட நம்ம பழகுறதும் அதிக அளவுல இருக்காது. ஆனா, என்னைக்காவது அவங்களுக்கு அனுப்பிச்சா ஒரு மகிழ்ச்சி ஆவாங்க. அதனால அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ நானும் அனுப்பிச்சுடுவேன்.
ம். ம். ஓ! இப்போ நெறைய பேர் பாத்தீங்கன்னா, சீன் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத வந்து மறைச்சு வைப்பாங்க. டைப்பிங்குன்றது, லாஸ்ட் சீன் ஒண்ணு காமிக்கும் இல்லையா? அது வந்து தெரியக்கூடாது, ஏன்னா "நான் மெசேஜ் பண்றேன், ஆனா நீ ஆன்லைன்ல தான் இருந்த, நீ பாக்கலையா?" அப்டின்னு ஒரு கேள்வி வரும். இது மெ இது, எம் அ பெரும்பாலும் எங்க வருன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களுடைய கூட்டத்துக்குள்ள வரும், அப்பறம் சொந்தக்காரங்களுக்குள்ள வரும். அம் அதேமாரி பாத்தீங்கன்னா "டைப்பிங்குன்னு காமிக்குது, ஆனா மெசேஜ் வரவே இல்லையே?" அப்டின்ற மாரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சு வச்சுருவாங்க. இந்த ப்ளூ டிக்ல்லாம் தெரியக்கூடாது அப்டின்றதுக்கலாம். ஏன்னா, இந்த மாரி தேவையில்லாத கேள்விகளுக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்ட்டு. இத நீங்க எப்டி பாக்குறீங்க? இத வந்து சரிதானா இவங்க பண்றது?
ம்ஹ்ம். ஆமா. இல்ல. அந்த சூழ்நிலைக்கு அவங்கள தள்ளியிருக்காங்கன்னு தான் பாத்தோம். எனக்கே சிலர் வந்து அந்த மாரி அ அ பண்ணி வச்சிருக்கும்போது நானே யோசிப்பேன், இ இது இதுக்கு தான் இந்த சேவையே இருக்கு. அப்பறம் அதை ஏன் எடுத்து விடுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாரி பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாரி, முன்னலாம் நமக்கு தொலைபேசியே மொதல்ல கையில இல்ல. எந்த ஒரு கஷ்டம்னாலும் நம்ம ஒண்ணு நேர்ல போய் சொல்லணும், லெட்டர் போடணும், இல்ல வீட்ல இருக்குற அந்த தொலைபேசி எண்களுக்கு வந்து கூப்டணும். அப்போ அவங்க வீட்ல வந்து குடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மிஸ்கால் கூட பாக்குற இதெல்லாம் இல்லாம கூட இருந்தது அதுக்கு முன்னாடி. டிஸ்ப்ளேவே இருக்காது அந்த ஃபோன்லலாம். இப்ப அப்டிலாம் இருந்த காலம் போய், இப்ப நான் அனுப்ச்ச உடனே நீங்க அந்த மெசேஜ பாக்கணும், அனுப்ச உடனே நீங்க பதில் அனுப்பணும். இது வந்து எவ்ளோ எல்லாத்துக்கும் ஒரு இருக்கத்த ஏற்படுத்துது? ஏதோ அவங்கள வந்து இயந்திரத் தன்மையா, நம்ம வந்து வேலைக்கு ஏற்கனவே வேலைக்கு போறாங்க. வீட்ல வேலைகள் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் மெசேஜை ஏன் பாக்கலன்னு கேட்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டந்தான். அது ஒரு அவங்கள்லாம் ம்.
ம். ஆமா. ம். கண்டிப்பா. ம். ம். ம். <laughs> அம். ம். <laughs> இதில இதில ஒரு க் இதில கணவன் மனைவி ஒருத்தவங்க நான் பார்த்தேங்க. எங்க கூட வேல செஞ்சவர்ல ஒருத்தவங்க. அவங்க என்னா பண்ணுவாங்கன்னா, வீட்ல அவங்க வீட்டுக்காரரோட சண்ட போட்டு வந்துருவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு வந்துட்டு ஆனா ஸ்கூல்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. திருட்டுத்தனமா அப்பப்போ வந்து இந்த பிரேக் டைம்லலாம் வந்தோனே எடுத்து கால் பண்ணுவோம் மெசேஜ் பண்ணுவாங்க. இப்ப அவங்க மெசேஜ உடனே அவர் பார்க்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஸ்டு கால் குடுப்பாங்க.
அஹ. ஒஹோ! ம்ஹ்ம். <chuckles> ஆமா.
அந்த மிஸ்டு கால் பார்த்தீங்கன்னா பல வகையில. வீடியோ கால்ல ஒரு மிஸ்டு கால் குடுப்பாங்க, WhatsAppல ஒரு மிஸ்டு கால் குடுப்பாங்கன்னா, நார்மல்ல ஒரு மிஸ்டு கால் குடுப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுக்காரர் சில டைம் "எதுக்கு கால் குடுத்த?" அப்டின்னா, "நான் மெசேஜ் அனுப்பினேன், நீ பாக்கல. அதனால தான், மிஸ்டு கால் குடுத்தேன்." அதுக்கு ஃபோன்லேயே பேசிட்டு போயிரலாமேன்னு நான் கேட்பேன். "ம். சும்மா இருங்க மேம். அவரு என்கிட்ட கோ சண்ட போட்டாரு. நான்லாம் பேச மாட்டேன். அவரா பேசட்டும்." அப்டின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம், இந்த மாரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா?
<laughs> <laughs> <chuckles> இல்ல அது, அன் இல்ல. இப்ப நீங்க சொல்றவங்களே அது அன்பின் வெளிப்பாடுதான். அது "கோவமா இருக்கேன், <clears throat> ஆனாலும் என்ன கவனிங்க" அப்டிங்கிற மாரிதான். அது வந்து நான் ஆரம்பத்தில இந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். நான் வேலையில இருக்கும்போது எனக்கு முதல்ல ஆரம்பத்தில வந்து தொலைபேசியே வந்து உள்ள அலோட் கெடையாது. நான் ஒரு குழு மேலாளர் ஆகுற வரைக்கும் எனக்கு கெடையாது. அப்ப வந்து நான் வர நேரம் தான், அந்த இடைவெளில நேரத்தில தான் என்னால எடுத்து என்னோட கணவருக்கோ, இல்ல வீட்ல இருக்கவங்களுக்கோ ஏதாவது செய்திகள் சொல்ல முடியும். அப்ப நான் வந்து எதாவது மெசேஜ போடுவேன். அவங்க அத பாத்து பதில் அளிக்கணும்னு நினைப்பேன். அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ உடனே ஒரு மிஸ்கால் குடுப்பேன். "ஏன் அந்த நேரத்துக்கு கால் பண்ண வேண்டியது தான" அப்டின்னுவாங்க. நான் அந்த நேரம் தான் "காஃபி குடிக்க எனக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்பயும் கால் பண்ணி எப்டி பேசுறது? நீங்க முதல்ல ரிப்ளை பண்ணுங்கன்னு" கோச்சுக்குவேன். அந்த மாரிலாம் நானும் ஆரம்பத்துல பண்ணியிருக்கேன். இப்ப தான் நம்ம முழு நேரமும் நம்ம கையில தொலைபேசி இருக்கு. எப்ப வேணா மெசேஜ் போட்டுக்க வேண்டியாதன்ற மனநிலைக்கு மாறிட்டேன்.
ம். <laughs> ம். ஆ சரிங்க. சரி, சரிங்க. ம். ம். <chuckles> <laughs> ம். கண்டிப்பா. ம். ம். ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க, இந்த மெசேஜ் வந்தோனே எப்டி நம்ம உடனே பதில் அளிக்கணும்? அளிக்கணுமா? வேண்டாமா? இல்ல வெயிட் பண்ணி கூட நம்ம பதில குடுக்கலாமா?" அப்டின்றத ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசியது மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
உங்களோட பேசினதுல எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.